வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுத்துருவோம், இல்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துருவோம். ஆனா, அதை நம்ம ஒரே தடவையில வந்து நம்மளால அதை அச்சீவ் பண்ணவோ, இல்ல அதை செஞ்சு முடிக்கவோ முடியாது. <inhales> அதுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். <inhales> அந்த மாரி நீங்க எடுத்த ஒரு முடிவு என்ன? அத நீங்க எப்படி பிரிச்சு செஞ்சீங்க?
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, இப்போ வந்து என்னோட இந்த வ வா என்னோட வாழ்க்கையில நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குறிக்கோள் என்னன்னா, இந்த ஒரு விவசாய இடம் வாங்கி நம்ம விவசாயம் பண்ணணும், அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு எ எங்களோட ஆ சொந்தக்காரங்க கிட்ட <chuckles> எல்லார்கிட்டயும் இடமிருக்கு, ஆனா எங்களுக்கு வர வேண்டிய இடமும் எங்களுக்கு வரல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்னும் ஒரு அதிக ஆர்வத்தையும் அவங்க இதில நம்ம வாங்கி பண்ணியே ஆகணும். அப்படின்ற ஒரு இதுவும் வந்துடுச்சு. அதனால நான் ஆமா கண்டிப்பா, அப்போ இந்த மாரி நம்மளால இப்போ நான் இந்த மாரியான ஒரு முயற்சி எடுக்கும்போது நான் வெறும் 12ஆவது வகுப்பு தான் படிக்கிறேன். அப்போ என்னோட வீட்லயும் எனக்கு வந்து இது வந்து நமக்கு செட் ஆவாது, நம்ம வந்து அடுத்து வேற மாதிரி போகணும் நம்ம எல்லாரும் முன்னேறி போயிட்டுருக்கோம், நீ ஏன் பின்னோக்கி போற? அப்படின்னு சொன்னப்போ. அது வந்து எனக்கு இன்னமும் ஒரு கவலையை கொடுத்துச்சு, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, என்ன ஒரு வேலை வந்து எத்தன தலைமுறை ஆனாலும் விவசாயம் தான் நமக்கு கடைசியில சாப்பாடு குடுக்கும், விவசாயம் இல்லாம யாராலயும் சாப்பிடவும் முடியாது, வாழவும் முடியாது, அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில ரொம்ப ஆழமா அது இன்னும் போக போக இன்னும் அது வைராக்கியம் அதிகமாயிட்டே போச்சுன்னு தான் சொல்லணும்.
சூப்பர்ங்க. ஓகே. ஆ. ஒரு வைராக்கியத்த குடுக்குது இல்லையா? ஏ கண்டிப்பா.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட
இப்போ, இந்த மாரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வைராக்கியம் வந்து அதிகமானது எல்லாமே ஓகே தான். <inhales> இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நீங்க எத பார்க்கிறீங்க? உங்களுடைய வேலையா? இல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணீங்களா? எது வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நீங்க எடுத்து வச்சீங்க?
ம். சரிங்க. இதோட மொத அ ஸ்டெப் என்ன அப்டின்னு நான் இ சொல்லுவேன்னா, இது முதல் நமக்கு தெரியாது. இப்போ நானும் வந்து எங்க அப்பா, அம்மாவும் விவசாயம் பண்ணது கெடையாது. நானும் விவசாயம் பண்ண கெடையாது. ஆனா, எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, விவசாயம் பண்ணா நம்மளால நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல உணவு குடுக்க முடியும். அது நம்மளோட வருமானத்த எந்த அளவுக்கு அதிகரிக்கும்ன்னு தெரியாது. ஆனாலும், அது நமக்கு கண்டிப்பா கையில இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்டிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனால நான் அதில எப்படி அத பிரிச்சுருந்தேன் அப்படீன்னா? முதல்ல நமக்கு இது இப் இப்ப நம்ம வந்து ஒரு படிச்சுட்ருக்கோம். இந்த நேரத்தில நம்மளால கையில காசு சம்பாதிக்க முடியாது. அப்ப முதல்ல விவசாயம் பண்றது எப்படீங்கிறத கத்துக்கணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம். 2வது, ஆ ஆமா. அது நா வீட்டிலேயே அந்த சின்ன, சின்ன மாடி தோட்டம், வீட்டு தோட்டம்லாம் அமைக்கும்போது நெறைய விதமான செடி கொடிகள வளர்த்து, இப்போ நம்ம எப்டி இயற்கையா ஒரு விவசாயம் பண்ணணும்? அப்டீங்கிற ஒரு விஷயத்த நானு, என்னோட சின்ன வயசுலேருந்தே அதில ஆர்வம் இருந்ததுனால நான் அப்போத்துலேருந்தே அதில ஈடுபாடோட செயல்பட்டு, அதோட அடுத்த கட்டமா வந்து, அ ஒரு பெரிய நிலத்தில எப்படி பண்ணணும்? அப்டீங்கிறதையும் அங்கேயே நான் முயற்சி பண்ணி பார்த்தேன்.
ஓ! கண்டிப்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? சூப்பருங்க, ஏனா நிறைய பேருக்கு வந்து தோனும் சரிங்களா? இந்த மாரி ஒரு ஆம்பிஷன் இருக்கும். <inhales> ஆனா, அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் <inhales> அதாவது மனசில நினைச்சுப்பாங்க, <inhales> பட் நீங்க மாடி தோட்டம் வச்ச மாரி பிராக்டிகலா ஒரு ஸ்டெப்ப எடுக்கவே வந்து மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பிராக்டிகலா ஒரு ஸ்டெப்ப நீங்க ஒரு ஃபார்வர்ட்டுல எடுத்து வச்சீங்கனா தான் எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
ம்ஹம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமாங்க, இப்ப அந்த மாதிரி தான் இது வந்து, ஒரு ஒரு பாதிதான். இது விவசாயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும்னு ஒரு நாத்து நடுறதோ, இல்ல நெல் விளை வைக்கிறதோ கெடையாது, அதில இந்த கால்நடைகளும் வந்துரும், அதுக்கூடவே மர வகைகளும் வரும் இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையுமே நம்ம முயற்சி பண்ணணுன்றப்போ, நான் வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வளர்ப்பை பத்தியும் கத்துக்கிட்டேன். இதுவும் எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையவே குடுத்துச்சு, இதில எந்த அளவுக்கு நம்மளால லாபம் பார்க்க முடியும். ஒரு குறைந்த அளவில எவ்வளோ கோழிகள் வளர்க்க முடியும், அப்படி வளர்க்கிறப்போ அதில என்ன மாதிரியான
ஓ! உங்களுக்கு அந்த, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுருச்சு இல்லையா? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோல பார்க்கறது இல்லாம, <inhales> நீங்களே செஞ்சதுனால, உங்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுடுச்சுனு நான் நினைக்கிறேன்.
ம். ஆமா. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா கூட நான் சொல்வேன். அப்போ நமக்கு ஆரம்ப நிலையில பெரிய அளவுக்கு வருமானம் இல்லைனாலும், இதுவே எனக்கு அந்த ப கல்லூரி காலகட்டத்துலே எனக்கு ஒரு நல்ல வருமானத்தையே கூட உண் உண்டாக்கி குடுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்னோட வீட்ல இருக்கிறவங்களுக்கும் இதில பெரிய ஈடுபாடு இல்லைனாலும், சரி வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல நாட்டுக்கோழி முட்டை கெடைக்குது, மாசத்தில 1 நாள் வந்து கோழி கெடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அத வந்து நிறுத்தாம
<inhales> <laughs> ஆமா. வெளில தானே வாங்கனும், இல்லாட்டி அந்த கோழிய நம்ம.
ஆமா. அதனால அவுங்களும் அதை வந்து பெருசா பிரச்சனை பண்ணி இது பண்ணாம இருந்தாங்க. அப்போ அடுத்து, அ அடுத்த கட்டமா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், அப்படிங்கிறதுல என்னோட அ கவனத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, கூடவே இந்த கோழிகளையும் என்னோட செடிகளையும் ஒன்னாவே பராமரிச்சிட்டு, ஒரே சமயத்துல கத்துக்கவும் செஞ்சேன், படிக்கவும் செஞ்சேன். அதுக்கூட அடுத்த நிலையா வேலைக்கு போக ஆரம்பிச்சு, என்னோட வேலைகளையும் என்னோட கவனத்த அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சேன்.
சூப்பருங்க. ஏன்னா நீங்க ஜஸ்ட் அத படிக்கனும்ன்னு மட்டும் நெனைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தியரட்டிக்கலா படிக்கனும்ன்னு நெனைச்சிருந்தீங்கன்னா, <inhales> உங்களோட கல்லூரி படிப்பும் கெட்டு போயிருக்கும், இந்த மாரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கெடைச்சிருக்காது.
ம். ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா. அப்போ அதையும் வந்து நான் 2டா பிரிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த சனி ஞாயிறுகள்லயும், இந்த கல்லூரிகள்லேருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரமோ, இது மட்டும் தான் இதுக்காக நான் செலவிடுற ஒரு நேரமா இருக்கணும், அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவா இருந்தேன். மத்த நேரத்தில என்னோட கல்லூரி படிப்புக்கும் மற்ற வேலை நேரங்கள்ல என்னோட வேலைக்கான ஒரு அடுத்த முயற்சி எடுக்கிறதுக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டேன்.
சூப்பர்ங்க. ஏன்னா, நீங்க வந்துட்டு கரெக்ட்டான ஒரு நேர ஒதுக்கீடை வந்து அங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. <inhales> உங்களுக்கு தெரியாம, இதுக்கு இவ்வளோ நேரம், அதுக்கு அவ்வளோ நேரம்ன்னு சொல்லி ப்ராப்பரான ஒரு நேர ஒதுக்கீட வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. <inhales> என்ன கேட்டா, நம்மளோட ஒரு கோலுக்காக, <inhales> முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயமே வந்து இது தான். "நேரத்த வந்துட்டு எப்படி சமாளிக்கிறது?" அப்படீன்னு சொல்லி நம்ம பார்த்து சமாளிக்கனும். <inhales> இப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, <inhales> வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலையா? விவசாய நிலம் எதுக்கு? நமக்கு தான் நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்குன்னு உங்களுக்கு தோனலையா?
ம். ஆமாங்க. ம்ஹ்ம். சரிங்க. ம். சரிங்க. இல்லங்க. அதாவது அந்த குறிக்கோளுங்கிறது குறிக்கோள் தான். அது சின்ன வயசுலேருந்து என்னவா வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருக்கிறப்போ, எனக்கு வேலைக்கு போணுன்ற ஒரு ஆர்வம் வந்ததே, அங்க நல்ல சம்பாத்தியம் சம்பாதிச்சு ஒரு நல்ல இடம் வாங்கணும் அப்படீங்கிறதுனால தான். அப்போ எனக்கு இதுல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே, இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல கொஞ்சம் விருப்பம் அதிகம். "எனக்கு வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பழுதுபோன பொருட்களெல்லாம் சரி செய்யக்கூடிய திறமை இருக்கு." அப்படீங்கிறதுனால, அதனால என்ன வந்து
ஓ! ஒகே. பார்றா! அவர் எலக்ட்ரீசியனா, பை எனி சான்ஸ்?
இல்ல இல்ல. அ நான் வந்து அதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்டிங்கிறத எங்கப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால என்ன அது சம்பந்தமாவே பொறியியல்ல படிக்க வெப்போம் அப்டினு சொல்லி ஒரு அ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒரு வேலைய இப்ப இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில என்ன சேர்த்து விட்டுட்டாரு. அப்போ எனக்கு அதுல ஆரம்ப நிலையில ரொம்ப ஆர்வம் இல்லைனாலும், போக, போக எனக்கு அதில கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நான் அதுலேயும் வந்து இத, எப்டி நம்மளோட விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் முறையான விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்? அப்டிங்கறதுலோட என்னோட எண்ணத்த செலுத்தி நான் என்னோட இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு சின்ன, சின்ன கருவிகள உருவாக்குற மாதிரியான விஷயங்கள செஞ்சதுனால எனக்கு அது என்னோட விவசாயத்துக்கும்,
சரி. செமங்க! நீங்க வந்துட்டு அந்த கருவிகளை உருவாக்குற முயற்சிங்கறது வந்துட்டு அது எவ்ளோ பெரிய ஸ்டெப் தெரியுமா?
ம். <chuckles> அதுதான் அப்போ அந்தந்த நிலமையில நம்ம கையில என்ன இருக்கோ, அத வெச்சு நம்மளால என்ன செய்ய முடியுமோ, அத நம்மளோட குறிக்கோளுக்காக அத வந்து பகுதி, பகுதியா அதாவது நான் ஆரம்பிக்கும்போதே, நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு நான் வந்து வரையறைக்கல. அப்போ ஏனா எனக்கு தெரியாது. யாராலயுமே அத பண்ண முடியாது. ஆனா, எனக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா முதல்ல விவசாயம் பண்ண கத்துக்கணும். 2 ஆவது காசு சம்பாதிச்சு விவசாய இடம் வாங்கணும். 3 ஆவது அதுல நம்ம ஒரு குத்தகைக்கு ஒரு எடம் முதல்ல வாங்கி அது எந்த அளவுக்கு நல்லபடியா போகுதுன்றதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 வதா தான் ஒரு காச செலவு பண்ணி ஒரு எடத்த வாங்கணும். அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோளா இருந்துச்சு.
ஆ. சூப்பர். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எப்படீன்னா, <inhales> "ஆழம் தெரியாம நம்ம எங்கேயும் போய் கால விடவே கூடாது. <inhales> "இந்த மாரி நீங்க பகுதிகளா பிரிச்சுக்கிட்டதனால, <inhales> எல்லாத்தையும் நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நேரம் செய்யாம, "நான் இந்த மாரி தனித்தனியா பிரிச்சு செய்றேன்ங்கிறப்போ, <inhales> எல்லாமே வந்துட்டு நீங்க தனித்தனியா திறமையா கத்துக்கிட்டீங்கன்னு" உங்களுக்கு தோணுதா?
ம்ஹ்ம். ஆமா. ம். ஆமா. ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா, இது நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் அப்டீன்னா, அது என்னோட பெற்றோர்களிடமும் வந்து காமிப்பேன். அதே சமயத்தில எங்களோட உறவினர்களிடயமும் அதை வந்து நான் கொண்டு செல்லுவேன். இப்ப அந்த மாதிரி நான் எ எதர்ச்சியா ஒரு விசேஷத்துக்காக எங்க வீட்டுக்கு வந்தப்போ, "நான் மாடி தோட்டத்தில நெல்ல வந்து வெதைச்சு, அதில என்ன மாதிரியான கால சூழ்நிலைக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் மாறுது?" அப்படீங்கிறதெல்லாம் வந்து ஒரு புத்தகத்தில படிச்சு, அத செயல்முறையா செஞ்சு பார்த்துட்ருந்தேன். அப்ப அத அவங்க பார்த்துட்டு, "என்னப்பா நீ நெல்லெல்லாம் போய் மொட்டை மாடில கொண்டு வச்சு வந்து வளர்த்துட்ருக்க. என்ன இதெல்லாம் இப்ப ரொம்பவும் வித்தியாசமா இருக்கே. இவ்வளோ ஆர்வமா உனக்கு?" அப்படீன்னு சொல்லீட்டு என்னுடைய அத்தையும் சரி, என்னோட மாமாவும் சரி என்ன ரொம்பவும் ஊக்கப்படுத்தினாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு நினைவா இருக்கு எனக்கு, இன்னைய வரைக்கும்.
ஒகே. <chuckles> ம்ஹ்.
ம். அப்போ அந்த மாரியான விஷயங்கள்லாம் நான் செய்றத பாத்துட்டு, அவுங்களும் வந்து, இதுல என்ன மாரியான சிக்கல்கள்லாம் இருக்கு? அப்படிங்கிறது, அவுங்களோட வாழ்நாள்ல அவுங்க கத்துக்கிட்டது. அவுங்களோட அ அந்த நேரத்திலயே அவுங்களுக்கு நெறையா சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அவுங்க அப்போ கோழி பண்ணையும் வச்சிருந்தாங்க, அதுக்கூட நெல்லும் வந்து பயிரு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த மாரி இருக்கும்போது, எனக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல நிறையா இந்த அ மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவுங்க எல்லாரையும் நான் சமூக ஊடகங்கள்ல சேத்து, அவுங்களோட சின்ன சின்ன பகிர்வுகள், அவுங்க என்ன மாதிரியான விஷயங்கள புதுசா செய்றாங்கன்றதையும் தொடர்ந்து அதையும் நான் கவனத்தில வச்சுக்கிட்டே வந்திருந்தப்போ, இவுங்க என்ன பிரச்சனைகள ச செய்றாங்களோ அனுபவிக்கிறாங்களோ, அதுக்கு என்ன தீர்வுன்றத இவுங்க அதாவது ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டு, "என்ன பிரச்சனைக்கு என்ன சொலியூஷன்?" அப்டிங்கறது இப்பவே என்னோட மனசுல நான் பதியவும் ஆக்க ஆரம்பிச்சு. அத என்னோட மாமாவோட எடத்துல ஒரு பிராக்டிகலா, அங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்றதையும் நான் ரொம்பவும் ஆழமா விடுமுறை நாட்கள்ல போயி, அந்த நேரங்கள்ல அத நான் கத்து ஆமா, நேர்ல போய் பாத்து, ஒரு 1, 2 வருடம் எ வ வா வாரம்லாம் இருந்து, அத களத்துல இறங்கி வேலை செஞ்சு, அதுல என்ன மாரியான சிக்கல் வருதுங்கறதையும் உணர்ந்து நான் வேல் வேல செஞ்சேன்.
ஓகே. நேர்ல போய் பாத்தீங்க. அஹ். ஒகே. ஏனா, <inhales> அது ரொம்ப தேவைனு எனக்கு தோணும். ஏன்னா, நிறைய பேர் வந்துட்டு, சிக்கல்கள ஒரு முடிவை வந்து பிரிக்கிறப்போ, <inhales> இல்ல, ஒரு முடிவு எடுக்கிறப்போ, அதில இருக்கிற சிக்கல்கள வந்து கவனிக்க தவறிடுறாங்க. <inhales> எல்லாத்திலுயுமே வந்துட்டு புரோஸ்ஸும் இருக்கும், கான்ஸ்ஸும் இருக்கும். <inhales> அப்போ நம்ம வெறும் ப்ரோஸ மட்டும் பார்த்துட்டு நல்லதை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாதுல. என்னெல்லாம் கெட்டது இருக்கு, அந்த முடிவில அப்படிங்கிறது வந்து <inhales> நம்ம பார்க்கனும், தானே. இப்போ இப்போ வந்துட்டு, நீங்க வந்து குத்தகைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, எடமே வாங்கிட்டீகளா?
ம்ஹூம். ம்ஹ். ம் கண்டிப்பா. ம். இல்லைங்க. இன்னமும் நான் வந்து, அந்த அதுக்குத் தேவையான அளவுக்கு, அ என்னோட திறமைகளையும், அதே சமயத்தில எனக்கு தேவையான எடத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுலேயும் நான் ரொம்பவும் கவனிப்போட இப்போ நான் அதில தான் செயல்பட்டுட்டு, அதுக்கு காசும் சேர்த்துட்ருக்கேன். <chuckles> ஏன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு, விவசாய இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, 1 ஏக்கரே வந்து ரூ. 50 லட்சம் , ரூ. 60 லட்சம். அந்த மாரி போயிட்டுருக்கு. அதனால, அவ்வளோ பெரிய தொகை வந்து எனக்கு, இப்போ, உடனே என்னால ஒரு ஆரம்ப நிலையிலேயே என்னால புரட்ட முடியாது. அப்போ, அதனால, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஆ இது மாதிரி, என்னோட சொந்தக்காரங்க நிலத்தில என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைகளுக்கு, என்னால முடிய செய்ய முடியக்கூடிய, சின்ன சின்ன கருவிகளெல்லாம் உ அ ப தயாரிச்சுட்டு, அத வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு உதவுதா? இல்லையா? அதில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறதில, என்னோட கவனத்தை செலுத்திட்டு வரேன்.
ஆமாங்க. ஆ. இது வந்துட்டு, ரொம்ப ஒரு நல்ல ஸ்டெப் தான், என்ன இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு செல்ஃபிஷா இருக்காம, <inhales> இந்த மாரி, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்முடைய கருவிகள் எப்படி வேலை செய்துனு சொல்லி பார்க்கலாம் அப்படினு, <inhales> நீங்களுமே வந்துட்டு, ஒரு ஸ்டெப் எடுக்க தான் வந்து செய்யிறீங்க. எனக்கு தெரிஞ்சு, நீங்க வந்துட்டு சும்மா சும்மா வந்துட்டு, அது வெறும் ஒரு முடிவா மட்டும் <inhales> நான் வந்து விவசாயம் பண்ணப்போறேனு டிசைட் பண்ணிட்டு சும்மா இல்லாம, அதுக்காக வந்து, நீங்க இவ்வளோ பண்ணுறது வந்து, ரொம்பவே இன்ஸ்பைரிஙா இருக்கு. <inhales> உங்ககிட்ட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆமாங்க. ம்ஹ்ம். ரொம்ப நன்றிங்க.